ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நெட்வர்க் பிரச்சனை வரும்போது அப்ப நீங்க எப்டி சமாளிப்பீங்க? நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த நெட்வர்க் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க?
அதே போல, அ. அ. இது ரொம்ப நல்ல கேள்வி. நெட்வர்க் பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். அ சில இடத்துலலாம் வந்துட்டு பே பண்ணவே முடியாது. அப்போன்னு பார்த்துச் சுத்திக்கிட்டே இருக்கோம். நான் அப்ப வந்துட்டு
அது சர்வர் டவுன். வங்கியில வந்து சர்வர் டவுன். அப்டின்னு சொல்லிப் போட்டுருவான்ங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க?
ஆமா, ஆமா. அ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னாக்க, ஏதோ தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்கிதாங்க வந்துட்டு குடுத்திருக்கேன். ஒரு தடவ அந்த மாதிரி ஆச்சு. அப்புறமா என் தோழிட்ட கேஷ் இருக்கவும் அத வாங்கி நான் வந்துட்டு குடுத்து அன்னைக்கு சமாளிச்சேன். ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பாடமாவும் இருந்துச்சு. நம்ம எப்பயுமே கையில அட்லீஸ்ட் ஒரு ரு. 500 எப்பயுமே வச்சுக்கணும். அப்டிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அப்புறமாதான் வந்துச்சு. அதையும் நான் வந்து என்ன பண்ணுவேன், ரு. 500 என் ஃபோன் கேஸ்க்குள்ளதான் வச்சிருப்பேன். ஏன்னா, நான் எங்க போனாலும் ஃபோன் அ மட்டும்தான் தூக்கிட்டு போறதால, என்னோட ஃபோன் கேஸ்க்குள்ளதான் அந்த ரு. 500 எப்பயுமே வச்சிருப்பேன். ஏதாச்சு இந்த மாரி சர்வர் பிரச்சனை அந்த மாதிரின்னா அதைதான் எடுத்து நான் முதல்ல யூஸ் பண்ணிருவேன்.
பரவாயில்லங்க. அப்பயும் வந்து நான் ஃபோன்க்குள்ள தான் வச்சிருப்பேன். நான் ஃபோன் தவிர வேற எதையுமே எடுத்துட்டு போமாட்டேன்னு சொல்லிச் சொல்றீங்க பாத்தீங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப இந்தச் சிறு அ சொல்லுங்க.
ஆமா, ஆமா. அதே இப்போ இந்த மாதிரி அ <tsk> இப்போ நம்ம வீட்ல வேலை செய்றவங்களுக்கு, இந்த மாதிரி சம்பளம் போடுறதா இருக்கட்டும், யாருக்காச்சும் வந்து மாசம் மாசம் பே பண்றதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து அ இந்த Gpay வந்தோனே எ ரொம்ப ஈசியா இருக்குதுங்க. <tsk> இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோ பே எல்லாம் நம்ம செட் பண்ணிடலாம். அதனால அதுவே வந்து மாசம் மாசம் அனுப்பிச்சிக்கும்.
ஆமா. இப்ப வந்து அந்த 2 பட்டன் அமுக்குறதுலயும் நம்ம சோம்பேறி ஆயிட்டோம். அதனால என்ன பண்ணலாம்? ஆட்டோ பே, போட்டு விட்டுடலாம். அவங்களுக்கு தான் காசு குடுக்கணும், இந்தா காசு என் அக்கவுன்ட்ல வந்துருச்சா. நீனே எடுத்துக் குடுத்துடு போ. அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சுன்னா அதுக்கும் ஒரு வழி பண்ணிட்டோம். நம்ம இல்லைன்னா.
<laughs> ஆமா. ம். ஆமா. ஆமா, கண்டிப்பா. சில சமயம் நம்ம மறந்துருவோம் இல்லீங்களா? இது குடுக்கணும் அப்டின்ட்டு.
ஆமாங்க. இந்த ஈ.பி பில் எல்லாமே சில சமயங்கள்ல கட்டுறதுக்கு ரொம்ப மறந்துருவோம். நம்மளோட இருக்குற நேர நிலைமையில. ஆனா இந்த ஆட்டோ பே, வந்து ரொம்ப உதவிகரமாதான் இருக்கும். வேற என்ன எல்லாத்துக்கு இந்த மாதிரி ஆட்டோ பே, வச்சிருக்கீங்க? சொல்ல முடியுமா?
ஆமா. ம். கண்டிப்பாங்க.

ஆ ம் எல்லா, ஹண்ட்ரட் பெர்ஸன்ட் பாதுகாப்பு அப்டின்ட்டு வந்து கிடையாது. நானே வந்து, இதுல வந்துட்டு ஏமாந்திருக்கேன். ஆம் ஆ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அ UPI வந்துட்டு தப்பா போயி, அதுல வந்து என்னோட காசெல்லாம் வந்துட்டு போயி, அதுக்கப்புறம் அது அவுங்க யாரு நம்பர் ஏன்னா அந்த Gpayலலாம் ஃபோன் நம்பர் வராது. UPI வர்றதுல. அ அந்த மாதிரில்லாம் சில பிரச்சனைகள்லாம் நான் வந்து சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவுங்ககிட்ட இருந்து எனக்குத் திரும்பக் காசு வாங்கவே 6 மாசம் ஆயிருச்சு. அப்புறமா ரீசன்ட்டா எங்க பக்கத்து ரொம்ப பெரியது ஒரு 5,000 6,000 அந்த மாதிரி ஒரு தொகைது அது. அதை வாங்குறதுக்குள்ளேயும் ஆமா. அதா தா அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்னப் பொட்டிக்கடை உண்டு. அந்தக் கடையில இப்பயும் போல அந்த ஸ்கேனர் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே அதை ஸ்கேன் பண்ணி பண்ணும்போது, அது வந்து வெறும் சொல்லும், "ரூபாய் 50 பெறப்பட்டது" அப்படின்ட்டு. ஆனா வந்து என்னான்னா, அ அவரோட வங்கி கணக்குக்கு அந்தப் பணம் வந்துட்டு போகலை. ஆ, இது அது தான் வந்துட்டு அவருக்கு ஒரே கொழப்பம். அவரு அப்புறம் பேங்க்ல போய்லாம் வந்து கேக்கும்போது, "இல்லையே உங்க அக்கவுண்ட்ல எதுவுமே வரலையே:" அப்படின்னு கேக்கும்போது அப்புறமா அந்த ஸ்கேன்னர வந்து செக் பண்ணும்போது, கடைசியில அது வந்து அவரோட அக்கவுண்ட்டோட ஸ்கேனரே வந்துட்டு இல்ல. யாரோ வந்துட்டு அவரோட ஸ்கேனர மாத்தி வச்சிட்டு போயிட்டாங்க. அ அந்தக் QR கோட வந்துட்டு மாத்தி வச்சிட்டு போயிருக்காங்க. அத அப்புறம் யாரு வச்சா CCTVல கண்டுபுடிச்சு, அந்த மாதிரி ஆன பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கு. ஆமாங்க.
அச்சசோ! ஆமாங்க. ம். அது பெரிய தொகைங்களா? ம். அதும் நமக்கும் கொஞ்சம் பெரியது தான். ஆ சொல்லுங்க. ம். சரிங்க. ஆமா. அப்புறம் எங்க போன்ச்சி? அப்புறம்? ஒட்டி வச்சுட்டு போயிருக்காங்களா? அட கடவுளே! பெரிய பிரச்சனையா? ஆன் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. "அந்த டிஜிட்டல் மொபைல் பணம் எப்படி வந்து வாழ்க்கைய மாத்துது? எப்படி எளிதாக்குது? அதுனால வரக்கூடிய பாதுகாப்பு முறை என்னான்னலாம் பண்ணணும்?" அப்படிங்குற எல்லாத்தையுமே அழகா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசியதுக்கு மிக்க நன்றி.
நன்றிங்க.